பாருங்க, ம்.
கடந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழம, இந்த முடுஞ்ச ஞாயிற்றுக்கிழம அந்த பா காட்டுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வந்து கொத்தி
யாரு உங்களைங்களா?
ஆமாங்க. <chuckles>
அய்யய்யோ! ஆ.
ஆனா, அ ஏதோ கடவுள் புண்ணியத்துல வெஷமே ஏறுலங்க. இப்போ கடுச்சது கோதும நாகன்னு சொல்லுவாங்க கொத்துனது.
நாகப்பாம்பு கோதுமை நாகன்னா, அது வெஷம் வெஷம்ல,
கண்டிப்பா. வெஷம் அது இருக்குதுங்க. ஆனா எனக்கு வெஷமே ஏற்ல. அது என்ன விஷயன்னு டா, நா மருத்துவமனைக்கு போய்ட்டோம். மருத்துவர்களே ஆச்சரியமா பாக்கறாங்க. ஏன்னா, நான் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னோன நம்பல. நாகப்பாம்பு கொத்தினா இந்நேரம் உயிரே போறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. நீ ஒண்ணும் விஷமே ஏறல.
மருத்துவமனைக்கு போனீங்களா? ஆ அதிகம். எனக்கு நீங்க சொல்றது எனக்கு ஒரு மாரி அ என்ன சொல்றதுன்னே எனக்குத் தெரியல. ஒரு வாயடச்சுப் போனதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கு. என்னமோ ஒரு இவ்ளோ பெரிய விஷயத்த நீங்க சர்வ சாதாரணமா என்ட்ட சொல்றீங்க பாருங்க. அப்பப்பா!
<chuckles> அதான் அதா. <laughs> அதான் அதாங்க. ஆ மருத்துவர்களே வியந்து கேக்கறாங்க. அது எப்படி பாம்பு மா நா நாகப் பாம்புங்கறீங்க ஒண்ணுமே ஆகல அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுனேன். இப்ப நான் பா பாம்பு என்ன கொத்துச்சு, நான் அடுச்சுட்டேன். அடுச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இங்க பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம், ஓ! ஆமா நாகப்பாம்பு தான் கொத்தி இருக்கு. அப்புறம் எப்படி வெஷமே ஏறலன்னு எங்கிட்ட கேக்கறாங்க. <chuckles> ஏதோ கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஏறுலங்க. அதான் அதாங்க.
ம். சரிங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியங்க. நல்ல வித அதுதான் ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்கு பாருங்க. ஆனா பாருங்க நீங்க இந்த ஒரு இணை இணைய இணையம் அந்த இணையம் சரியா கிடைக்காதது தான் முக்கிய காரணம். பாருங்க.
அதான் அதாங்க. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு. பாத் கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இனி இருந்ததுன்னா நான் என்னுடைய வீட்லயே உக்கார்ந்தபடியே அந்த மடிக்கணினியில என்னுடைய வேலைகள் நா அங்கே இருந்து பாத்துருப்பேன். ஆனா அப்படி கெடைக்காத பட்சத்தில இது ஒரு முக்கியமான ஒரு மைனஸ்ஸா இருக்குதுங்க. ஆ ஆ.
ம். கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பாங்க.